உண்ம தாங்க நீங்க சொல்றது.
ம். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஏதோ ஒரு மிஷின் வந்திருக்குதாம்மா! நம்ம என்ன இதுன்னு பட்டன் குழம்பு வேணுமா? என்ன குழம்பு வேணுமோ! பட்டன் அமுக்குன்னா போதுமா, அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம போட்டு போனா, அது குழம்பு வச்சுருமா! <laughs> என்னடா! இது இருக்க இருக்க இருக்க ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அப்ப நம்மளான வேலை என்னதான் இருக்கு?
அப்பிடி வீட்ல வைக்கிறமாரி இருக்குமாமா, இல்ல அவனா ஒரு இஷ்டத்துக்கு வச்சிக்குவானாம்மா! <laughs>
<laughs> அப்பிடியே இருக்குமாங்க? கோ என்னது சாம்பாரு, காரக்குழம்பு இப்பிடின்னு வைக்கீராய்ங்களாம். ஆனா இதுலேயே ஒரு வலைத்தளம் <laughs> அதுதாங்க தெரியல. வாழ்க்க வந்து எத நோக்கி போயிட்டு இருக்கு. அப்பிடின்றமாரியே கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவுங்க வீட்ல அப்பிடி தான் பயன்படுத்துறோம் அப்பிடின்னு. அப்ப நீங்க என்னதாங்க பண்ணுவீங்கன்னா, நாங்க சும்மாதாங்க இருப்போம். அப்பிடின்றமாரி பெருமையா சொல்லிக்கிறாங்க.
என்னங்க இது, இதுல்லாம் வந்து அ அப்போ என்ன தான் வேலை செய்றது? ஏங்க, இன்னிக்கி பாதி நேரம் வந்து பல குடும்பங்கள்ல அப்பிடி தான் நடக்குது. ஆனா, என்ன வேறமாரி நடக்குது. என்னன்னா, இந்த ஸ்விக்கி அ அந்த மாரி அ செயலிகள் அ உபயோகிச்சு 2 பேரும் வேலைக்குப் போறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஸ்விக்கில வாழ்ந்துக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க னு தான் எனக்கு புரியல.
<laughs> ஆ. ம். அதேதாங்க. சரியாக சொன்னீங்க. <laughs> அதுதான். ஒருத்தர் ஒருத்தர புரிஞ்சுக்காம அதுக்கு ஒரு காஃபி நேரமாவது அவுங்களுக்கான ஒரு நேரமா ஒதுக்கி உட்காந்து பேசி அதெல்லாம் இது பண்ணணும். அதக்கூட அவுங்க வந்து எதுவும் பண்ணாம இருக்காங்க. அதும் இப்போ மொபைல் வந்துச்சுன்னா
அப்பவே வந்து யார் போடுறதுன்ற சண்ட வருதே!
<laughs> ஆமாங்க. இப்ப இருக்கிற இந்த நே இந்த விவகாரத்துன்ற பாத்தீங்கன்னா, இது தான் ஒரு முக்கிய பிரச்சனையாவே இருக்கு. "நானும் சம்பாதிக்கிறேன் நீனும் சம்பாதிக்கிற." ஆ அதே தான் மாறிருச்சு. என்ன வந்து இந்த ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. நிறைய பேரு.பி <laughs>
அதுவும் டெக்னாலஜி அதுவும் டெக்னாலஜி ஆயிருச்சு. ஐயோ! நீங்க வேற.
ம்ஹ்ம். <laughs> அதே தாங்க.
இந்த இந்த இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து, ரொம்ப பிடிச்சது. ஆனா எல்லா நம்ம நல்லது, கெட்டது 2மே பேசிட்டு இருக்கோம். நல்லதும் இருக்கு இல்லயா! அந்த நல்லதில உங்களுக்கு வசதியா இருக்கிற அந்த காலங்காத்தால எனக்கு அப்பா இதெல்லாம் இல்லன்னா ரொம்ப கஷ்டன்டா! எனக்கு எவ்ளோ நேரம் ஆயிடும் அப்பிடின்றமாரி நினைச்ச ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்கு?
ம். கண்டிப்பாங்க. அதுன்னு பார்த்தா எனக்கு காலையில நான் எந்திரிச்சு என்ன பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு வந்து ஃபோன் ப பயன்படுத்துறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப என்னன்னா, இரவே வந்து அந்த டேட்டாவ ஆஃப் பண்ணிட்டு படுக்கறதுதான் என்னோட முதல் வேலையா இருக்கும். அதேமாரி அந்த ஏன்னா <laughs>
பிரமாதங்க, பிரமாதம். உண்மையிலேயே பாராட்டுறேன்.

ஆமாங்க. அது வந்து பண்ணிருவேன். ஏன்னா வந்து அலாரம் அடிக்குமா அத வந்து ஆஃப் பண்ணுவோம். அப்ப ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அந்த தகவல் இருந்தா தான நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்டின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அது ஒரு விஷயம் பண்ணுவேங்க. அப்புறமேட்டு எங்க வீட்டுக்கு வெளில போய் பார்த்தோம்ன்னா, ஒரு சைடு ஃபுல்லாவே வந்து மலை பிரதேசங்கள் மாரி நிறைஞ்சிருக்குங்க. அது பார்க்கவே எனக்கு ரொம்பவே அமைதியா இருக்கும். மனநிலை வந்து ம், எனக்கு ரொம்பவே பிடிக்குமா! கிளிகள்லாம் பறந்து போகும், அந்த இரட்டைவால் குருவி அ க குருவி நிறைய வந்துட்டு வந்து போகும். எனக்கு அதுலாம் பார்க்கும் மனசு நிம்மதியா இருக்கும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அங்க போய் நின்னு பார்த்தேன்னு வையுங்களேன்! அதுவும் முக்கியமா நான் காலை வேளையில இத கண்டிப்பாக எடுக்காமயே விடவே மாட்டேங்க. ஏன்னா அந்த, அ மலையில வந்து இந்த மேகக்கூட்டங்கள் வந்து அப்டியே நகுந்து போகுங்க. அழகா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம்.
புரியுதுங்க. ஆஹா! ஆஹா! ரம்மியமா இருக்கும். ஆஹா! புரியுதுங்க. அதெல்லாம் நீங்க வந்து உங்களோட செயலில வந்து, ஐ மீன் அ இது உங்களோட க கைபேசில ப போட்டோ எடுத்துப்பீங்களா? போட்டோ எடுப்பீங்களா? அதெல்லாம்.
இல்லங்க. அது பா அது அப்டில்லாம் வச்சுக்க மாட்டேன். நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா, எனக்கு வீட்டுக்கு வெளில வந்தா தான் எனக்கு தெரிஞ்சிருதே! நான் எதுக்கு அத போய் அப்டி வச்சுக்கிறது?
அது ஒகே. இல்ல ஒரு ஆசை தான். ஆசைக்காக கேட்டேன். அதான் நம்ம கிட்டதான் டெக்னாலஜி இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாமே! அதுவே இதா
அது நான் காலையில அந்த ஃபோன் எடுக்க மாட்டேங்க. <chuckles> எனக்கு அது அதுதான் சொன்றேனே, காலையில வந்து இந்த ஃபோன எடுத்துகிட்டு உக்காந்தவுனே, நான் அந்த நாளே வந்து மோசமா போயிரும். அது ஏன்னா அதில முழுகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்!
ஆஹா! உங்களுடைய சென்டிமென்ட் அந்தமாரி இருக்கும்போது எதுமே நான் சொல்ல முடியாது.
<chuckles> ஆமாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அதுமாரி இப் நம்மள வந்து அதுதான் இப்போ ஃபோன எடுத்துட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றாட வாழ் வேலையே வந்து அப்டியே மாறிடுது. நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருவேன். இந்த இந்த நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். இவ்ளோ நேரத்துக்குள்ள அதில இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். ஆனா அத எடுத்துட்டு உட்காந்தா எங்கெங்கேயோ போயிடுதுங்க. எதோ எதோ போயிருது. ம்.
உண்மங்க. நாம் ஒன்னு நினைச்சா, தெய்வம் ஒன்னு நினைக்கிதுன்னு சொல்வாங்க. அதுமாரி நாம ஒன்னு நினைச்சா வ அந்த கைபேசி வந்து, வேற ஒன்னு நினைக்கிதுன்றமாரி ஆயிடும்.
<chuckles> ஆமாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காலையில வந்து தேனீரோ! காஃபியோ! வந்து நான் பருக மாட்டேன். அதுக்கு பதிலா வந்து இந்த தண்ணீல பட்டைய கொதிக்க போட்டு அந்த தண்ணிய குடிப்பேன். இல்லாட்டி வந்து சீரகம், சோம்பு அத கொதிக்க வச்சு குடிப்பேன். இந்தமாரி அவுங்க இந்தமாரி அதாவது இது மோர் இந்தமாரிலாம் குடிப்பேங்க.
புரியுதுங்க. புரியுது. அதாவது வந்து அது தொண்டைக்கும் நல்லது. உடம்புக்கும் நல்லது டீடாக்ஸ் பண்ணுனுவாங்க. அதாவது.
ஆமாங்க. அந்த மாரிலாம் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து பயனுள்ளதா வந்து நான் வந்து நினைக்கினே இப்ப வரையுமே! என் குழந்தைக்கும் வந்து அது வந்து கொண்டு போணும், சேர்க்கணும் தான் இருக்கேன். ஆனா, அது வ புரியாத வயசில இருக்கு. அதுக்கப்பறம் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு.

அதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையா வந்து சட்டி, பானை அந்த இதில தான் வந்து சமைப்பாங்க. அப்டி பார்க்குறப்போ நம்பலாம் வந்து என்னடா வாழ்றோம் அப்டின்ற மாரி எனக்கு, இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தா, ரொம்ப மோசமாயிடுச்சு.
உண்மைதாங்க. புரியுதுங்க. ஆனா நான் ஒரு இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க. நீங்க அது உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்றத நீங்க சொல்ணும். அதாவது இந்த நகரத்தில இருக்கும் நம் வாழ்க்கையை தான் வந்து நமக்கு நேரமே இல்லை நேரமே இல்லைன்னு சொல்றோம். அந்த கிராமத்தில அவங்களுக்கு வந்து எங்கே இருந்து அதே மணி நேரம் தான் அவுங்களுக்கும் இருக்கு. அவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும்.
<laughs> ஆமாங்க. ரொம்பவே சரியாக சொன்னீங்க. ஆமா கண்டிப்பா நம், அம்,
பார்த்திருக்கீங்ககளா அது? நாம நேரம் கம்மியா இருக்கு நேரம் கம்மியா இருக்குன்றோம். என்னையா நேரம் கம்மி. அதே 24 தான் இங்கேயும் அதான் அங்கேயும் அதான். இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க?
<laughs> ஆ. கண்டிப்பாங்க அங்கே மெனக்கெடுதலே அதிகமா இருந்துச்சு. ஆனா, இங்கே மெனக்கெடுதல்ன்ற ஒண்ணே <chuckles> கெடையவே கெடையாது. வந்து எல்லாமே இப்போ சுலபமா வரக்கூடிய என்னது ஒரு இங்க சுடு தண்ணி வச்சா கூட, அதுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுன்னு ஒண்ணு வந்துருச்சு. அதை நீங்க டிங்டிங் அனுப்பிச்சா போதும் அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். அந்தமாரி ஒரு எளிய முறையா இருந்தது. எந்த இதில தோசையை வச்சிங்கன்னா தோசை ஊத்தூம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்க மிக்ஸி, நம்பலாம் ஆட்டுக்கல்ல மெனக்கெட்டு உட்காந்து டங்கு டங்குன்னு அரைப்போம். ஆனா இப்போ பாருங்க ட்ரு ட்ரு ஒரு 2 <laughs> செகண்ட் தான். முடிஞ்சுருச்சு. அப்டிதான் கிரைண்டர். <laughs> ஆமா ம் ஏன்னா வந்து பல வேலைகள்னு சொல்றாங்க. ஆனா அந்த பல வேலைகள் என்னன்னா, எல்லாமே வந்து வெளியில வந்து வேலைக்கு தேட போயிட்டுருக்காங்க. இப்ப கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஆமாங்க. ஆமா. அவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. <laughs> ஆனாலும், நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம்ங்க. அதுதான் <chuckles> உண்மை தெரியுமா? அதை தான் நம்ம வந்து முக்கியமா நெனைச்சுக்கிட்டு நம்ம சுத்திகிட்டு இருக்கோம். அந்த பனங்காசுன்றத ஒரு முக்கியமா நெனைச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து பனங்காசை விட இயற்கை, வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்றாங்களோன்ற ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க. அத அத வடிவேலு சொல்ற மாதிரிதான், "பொறாம," 'அ அ லைட்டா' அந்த மாரி.
ம். <laughs> ஆமா ஆமா, அப்படிதாங்க. அதுதான் நம்ம பணத்தை நோக்கியும், வேலையை நோக்கியும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து, ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து செலவிடுற நேரமும் ரொம்பவே க கொறைஞ்சிருச்சு. அப்புறமேட்டு நம்ம உடலும் வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சுன்னு தாங்க நான் சொல்வேன். ஏன்னா இந்த இவ்ளோ ஒரு
உண்மைங்க, உண்மை. அதில தான் நம்ம அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். அதை அதை வந்து பார்த்து தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு வச்சானுங்க.
<laughs>